புரியுது.
ஆ சொல்லும். இன்னொன்னு வந்து, சூரிய வெளிச்சம் கெடைக்கும்போது, நம்ம அவ் அவ்வளவா வந்து இந்த மின்விளக்குகள பயன்படுத்தாம இருக்கலாம் இல்லையா? ஏன்னா டே டைம்ல வந்துருது. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா
கண்டிப்பா. இத நெறையா பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க. எதுக்கு தான் லைட்டு போடுறாங்கன்னே தெரில. வெளிலருந்து சூரியன் பளிச்சுன்னு உள்ள வந்து பல்ல காட்டிட்டு இருக்கும். இருந்தாலும்
ஆமா. ஒரு அது ஸ்க்ரீனு போட்டு அடச்சு வச்சிருப்பாங்க. அது தெறந்து விட்டா நல்லாருக்கும். நல்லா வெளிச்சம் இருக்கும். நமக்கு விளக்கு தேவையே இல்ல. அப்படிங்கிற பட்சத்தில நம்ம போட்டு அடைச்சுட்டு, ஒரு ல ஒரு லைட்ட போட்டு உள்ள உக்காந்துருப்பாங்க. எங்க இது சூரிய வெளிச்சம் எவ்ளோ நல்லது! வீட்டுக்குள்ள வராதான்னு நெறையா பேர் ஏங்கிட்டுருக்காங்க. வரும்போது ஏன் அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு நாலாம் கேட்பேன்.
ஆமா. ம். கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா, சிறப்பா சொன்னீங்க. வேற எப்படிலாம் வந்து இவுங்க வந்து பயன்படுத்தலாம், வெள் மின்சாரத்த வந்து குறைக்கலாம்னு நெனைக்கிறீங்க? இப்போ இந்த ம். சொல்லுங்க.
இன்னொன்னு இப்ப இவ ம். இப்பல்லாம் வந்து, இன்வெர்ட்டர் வந்து உட ஒரு இதுதான். எல்லாத்துலயுமே ஏசில, ஃப்ரிட்ஜல, எல்லாத்துலயுமே வந்திருக்கு இல்லையா? அது கொஞ்சம் வந்து நமக்கு அ எப்டி சொல்றது. க செலவு ப சக்காது. மின்சாதன பெட்டியிலயே வந்து, செலவு கம்மியா பண்றதுன்னு இப்பலாம் நெறையா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம பழசயே வச்சுட்டுருக்காம, மொதல்ல நம்ம அந்த மாதிரி கரண்ட் அதிகமா செலவு பண்றதுலேருந்து, கொண்டுபோய் அத குடுத்துட்டு வேற புதுசா 1 வாங்கிட்டு வரது நல்லது. அப்படிதான் நான் நெனைக்கிறேன்.
ஆமா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. வேற என்னாலாம் வந்து நம்ப வீட்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணலான்னு நெனைக்கிறீங்க? மின்சாரம் மிச்சம் படுத்துறதுக்கு? இப்போ தே இப்ப இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து, ஆள் இருந்தா மட்டும் ஃபேன் ஆ லைட் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அந்த மாரிலாம் நம்ப செட் பண்ணலான்னு நெனைக்கிறீங்களா?
இப்ப நெறையா ம். ஆமா, அது கூட நல்லா தான் இருக்கும். ஆனா, நமக்கு அவ்ளோ எளிதா அத நம்ம போய் ப இது பண்ணோனா, அது எவ்வளோ ஆட்டோமேட்டிக்கும் கூட ஆன் ஆகுமா? ஆஃப் ஆகுமா? கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணுமா? அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் அந்த அளவுக்கு அத நோக்கி போகல இல்லையா? எல்லாரும் பயன்படுத்துற மாரி வந்தாதான்? இன்னொன்னு பாத்திருக்கீங்களா? நம்ம கேஸ் ஸ்டவ் இருந்தாலும், ரொம்ப வேகமா வேல முடியணுங்கிறதுக்காக எலக்ட்ரிக் குக்கர் அங்க 1 வச்சிருப்போம்.
ம். புரியுது. ம் ம் ம்.
பாத்துருக்கீங்களா? அது அவ்ளோ வேகமா சமையல பண்ணி முடியும். அப்படிய கொ எப்படி சொல்றது? சாதத்த அவ்ளோ வேகமா முடிக்கும்.
ஆமா ஆமா. ஒரு 5ஏ நிமிஷம், 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும்.
ஆமா. அதான். அது ஏன் நம்ம நம்ம அழகா வந்து ஊற வச்சு நம்ப ஓ வ ஓ நம்ப குக்கர்ல ஆ வடிச்சுக்கலாம். அப்படி இல்லன்னாலும் பிரஷர் குக்கரையாவது யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் குக்கர போய் அது அவ்ளோ வந்து கரண்டிழுக்கும்ங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் போய் பாப்பேன். அவ்ளோ வேக வேகமா ஓடும் நான் தனி வீட்ல இருக்கேன். நம்ம அபார்ட்மெண்டட்ல இருந்தோம்ன்னா, நம்மளால அத பாக்க முடியறதில்ல. இப்ப நான் தனியா ஒரு வீட்ல இருக்கிறேன். அந்த வீட்ல வேற தனி வீடுங்கும்போது நமக்கு மொத்தமா தெரியும் இல்லையா? என்னால்லாம் நடக்குதுன்னு? நான் அவுங்க கிட்ட போட்டு போய், நான் திரும்பி போய் காமிப்பேன் இங்க பாருங்க. எவ்வளோ வேகமா நம்ம ஸ் மூவ் ஆகுது! பாருங்க பாருங்க.
வடிச்சுக்கலாம் இல்லையா? அதா ஓ! <laughs> ஆ. ஆமா. <laughs> கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க.
அப்டின்னுவேன் என் பையனும் கூட "ஓ! இதுவும் இதுதான் வந்து கரண்ட் வந்து அதிகமா போதுன்னு நீ சொல்றியா?" அப்படிம்பான். ஆ நம்ம இவ்ளோ யூஸ் பண்றோம்மா அப்புறம் இன்னொன்னு பாத்துருக்கீங்கன்னா, கெட்டில்லாம் நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சுடு தண்ணீ நம்ம அது.
ஆ, ஆமா. சுட தண்ணீய வந்து நம்ம அடுப்புல கூட வச்சுக்கலாம் இல்லையா?